ம். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அனைத்து இதுலயும் வந்து நம்ம குடும்பம் கூடவே இருக்கும். ஆனா, இந்த படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்பறமா, நம்ம நம்ம வாழ்க்கையில என்ன ஆகப் போறோம்? நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகப்போது அப்டின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ, நம் குடும்பம் நம்மளுடைய வாழ்க்கை எப்பிடி போகப்போது. அதைப் பற்றி வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை எப்டி நம்ம சமாளிக்கிறது? அதப் பத்தி உங்களால சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா. இப்ப குடும்பம்னு பாத்ததீங்கன்னா, அதில அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தம்பி எல்லாருமே இருப்பாங்க. அ, இதுல பாத்ததீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்பறமும் பாத்தீங்கனா, அது தனியா ஒரு ரோல் போகும். கணவன், மனைவி, குழந்தை, மாமனார், மாமியார் அப்டி போகும் இதுதானே குடும்பம். அப்டி பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப பாத்தீங்கணா, நம்ம அப்பா, அம்மாகிட்ட குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அ, அப்பாட்ட இத போய் கேட்டா, இது கண்டிப்பா வாங்கி தருவார். அப்டின்ட்டு, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அ அதேமாரி, அம்மாகிட்டயும் நம்ம போட்டு இத வந்து, இத சொன்னோனா, இந்த மாரி கேட்டா அம்மாவும் வாங்கிக் குடுப்பாங்க, அப்டின்னு ஒரு எதிர்பார்ப்பு. எதையாவது ஏதாவது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம குடும்பம் வந்து குடும்பமே இல்ல, இல்லையா? ஒரு பாசமா இருக்கட்டுமே ஒரு பாசம் கூட ஒரு எதிர்பார்ப்பு தானே, ஒரு அன்பு கூட ஒரு எதிர்பார்ப்பு தானே, அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எப்பவுமே கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கும்னா, சொல்லவே முடியாது. எல்லாம் அவங்கவங்க சூழ்நிலைகள். இப்ப அ இப்ப அப்பா, அம்மாவ அம்மாகிட்ட நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்டின்னா, அது ஒரு ஏமாற்றத்த குடுக்கும் இல்லையா? அப்ப, நம்மளோட எதிர்பார்ப்புகள வந்து அப்பா, அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கணா, சமநிலைப்படுத்துறதுக்கு யோசிப்பாங்க. அ நம்மகிட்ட ஏதாவது கேட்டோம் அப்டின்னா நம்ம அத சொல்லி புரிய வைப்பாங்க. இப்டி, இப்டி இருக்கணும் அப்டின்னு சொல்லி புரிய வைப்பாங்க. இதேமாரி, நம்ம நம்மளுடைய தோழிகளா இருக்கட்டுமே, ஒரு பழகும்போது பாதீங்கன்னா நம்மகிட்ட ஒரு எதிர்ப்பார்ப்போட தான் பழகுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அன்பு, ஒரு உண்மையான நட்புகளோட அது உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது உண்மை தானே?
ம். ஆமா. ம். நிச்சயமா. ம். கட்டாயம். ஆமா, கட்டாயம். ம். ம். ஆமா. ம். நிச்சயமா. உங்க வாழ்க்கையில அதுமாரி நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அத பத்தி சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ இருக்கு, இருக்கு. க கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு. இப்ப என்னன்னா என்னுடைய தோழி என்ன பண்ணுவா அப்பிடின்னா, ஆ நான் என் எதாவது நான் செஞ்சன்னா, அத அவளுக்கும் செஞ்சுட்டு குடுத்துட்டு தான் நான் பண்ணணும். எனக்கு அதாவது என்ன செஞ்சாலும் அவளுக்கு ஒரு பாதிய எடுத்து வைக்கணும். எப்பிடின்னா இதில என்ன புரியுது அப்பிடின்னா, என்னையும் சேர்த்து நினைக்கணும். நீ என்ன செஞ்சாலும் என்னைய நினைச்சுக்கணும். அது ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அ ஆமா, ஆமா. ய அதேமாரி அவளும் என்ன செஞ்சாலும் சரி என்னை சேர்த்துக்கிட்டு தான் எதாவது பண்ணுவா. அப்ப அ அவ என்ன சொன்னானா சாமி கும்பிடும்போது என்னக்கிட்ட கேட்பா! நீ சாமி கும்பிடும்போது என்ன கும்பிடுவ. அப்பிடின்னு கேட்பா! அப்ப நான் சொல்லுவேன், "அப்பா, அம்மா நல்லாயிருக்கணும், வீட்ல எல்லாரும் நல்லாயிருக்கணும். நான் நல்லாயிருக்கணும். நல்லா படிக்கணும்" அப்பிடின்னு சொல்லிட்டேன். அவனால தா தாங்கிக்கவே முடியல.
ம், ம். ம், ம். நட்பு. சிறந்த நட்பு. ம், ம். ம். ம். ஏன் எதனால அவுங்க தாங்கிக்க முடியல.
"நீ ஏன் என்னைய செய்யல. என் தோழி நல்லா இருக்கணுனு நீ ஏன் வேண்டிக்கல. அ அப்ப நீ என்னைய மறந்துட்டியா!" அப்பிடின்னு கேட்டா! அதாவது ஒரு சின்ன, சின்ன விஷயத்தில கூட ஒரு எதிர்பார்ப்பு. அ அது ஒரு உண்மையான நட்போட வந்து ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு. அவ என்ன காசு பணம் எதிர்பார்க்கல. ஏதாவது ஏதாவது நினைக்கும்போது என்னையும் சேர்த்து நின. அப்பிடின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப தோழியோட எதிர்பார்ப்பு நம்ம அந்த இடத்தில வந்து என்ன பண்ணிட்டோன்னா, நான் உன்னையும் சேர்த்து நினச்சுக்கிட்டேன் "ஏன் தோழி நல்லாருக்கணும், நல்லா படிக்கணும்", அப்பிடின்னு நான் சொல்லியிருந்தன்னா, அவ வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டுருப்பா, இல்லயா!
ஓ! ம், ம். ம், ம். ம். ம். நிச்சயமா. ஆ.
அ அந்த இடத்துல நான் சொல்லாததுனால அது ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ நான் உண்மைய நான் என்ன சொல்லியிருப்பேன், "ஒ உனக்கு தானே நான் தனியா வேண்டுனேன். என்ன என்னுடைய தோழி நிறையா மார்க் வாங்கணும், சந்தோஷமா இருக்கணும், நானும் என் தோழியும் பிரியவே கூடாதுன்னு தனியா வேண்டிக்கிட்டேன்." அப்படின்னு டக்குனு அவள சமாளிச்சு அவள சந்தோஷப்படுத்தணும், இல்லையா?
ம், ம். ம். ஆமா நிச்சயமா. அப்போ இப்போ உங்க தோழி இதற்கெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்க கேரியர்ல நீங்க வந்துட்டு புதுசா வாழ்க்கையில உங்களுடைய நிலையை நிலைப்படுத்திக்கிறதுக்கு ஒண்ணு தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அதிலேயும் உங்க தோழி உங்க கூட வந்து நானும் அதே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்களா?
ஆமா. ஆமா. இல்ல கண்டிப்பா. அதாவது, அது அந்த வயசுக்கு ஏத்த நட்புக்கு அது அவளுக்கு முக்கியம் இல்லையா? அதாவது இந்த சின்ன வயசில உள்ள எதிர்பார்ப்பே நம்ம கடைசி வரையும் நம்ம கொண்டு வர முடியாது இல்லையா? நம்ம யூகேஜி படிக்கும்போது நமக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? அம்மாவுடைய முத்தம் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். இதே வயசுல பெரியவங்களா இருந்துருக்கும்போது திரும்ப போய் நம்ம போய் முத்தம் கேட்க முடியுமா? அம்மாட்ட. அதே மாதிரி தான். அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அது அது மாறும். இப்போ இதே இது பெரிய வயசான நம்ம ஒரு கால கல்லூரி படிப்புக்குள்ள உள்ள தோழியோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். கண்டிப்பா. அதேமாதிரி குடும்பத்தில பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அ அ கணவன் வந்து நான் என்ன "நான் கேட்காமயே எல்லாம் வாங்கி கொடுக்கணும், நான் போய் கேட்டுற கூடாது, என்னோட எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்காது? இதெல்லாம் என் கணவர் பார்த்து பார்த்து பண்ணணும்," அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இல்லையா? அது வந்து அந்த எதிர்பார்ப்பு இப்போ ஒரு பூக்கடைக்கே நம்ம ஒரு பக்கத்தில கோவிலுக்கே கூட்டிட்டு போறாரு, நாம் எதிர்பார்ப்போம் பூக்களெல்லாம் பார்த்துட்டே போவோம், அ "இந்த பக்கம் மல்லிய பூ, இந்த பக்கம் பிச்சி பூ, அந்த பக்கம் முல்லை பூ, எல்லா பூவும் இருக்கு. இவருக்கு நம்ம பிடிச்ச பூன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சு வாங்கி கொடுப்பாரா?" அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். அந்த சாமியவே மறந்துருவோம், நம்ம எதிர்பார்க்கிறது நம்ம அந் நம்ம கணவர்கிட்ட அந்த அன்பு. அத வந்து அவர் கரெக்டா செய்றாரா? அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இவர் பாட்டுக்கு வந்துட்டு சாமிக்கு ஒரு முழம் பூ கொடுங்க, கதம்பம் கொடுங்கன்னு வாங்கிட்டு, "வா போவோம்ன்னு" சொன்னா எப்படி இருக்கும்?
ஆமா. நிச்சயமா. ம். ம். ம். நிச்சயமா. அப்போ ம். ம். ம். ஆமா. ம். நிச்சயமா. ம். ம். <laughs> ரொம்ப இதுவா தான் இருக்கும்.
அந்த இடத்து ஆ ஆமா. இதே இது அவர் எப்டி நா கேட்டுருவேன்னு வச்சுக்கோங்க. நா 'எனக்குனு நீங்க பூ வாங்கி குடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க பண்ணல பார்த்தீங்களா.' அப்படின்னு சொல்லும்போது, அ அவரு ஒடனே டக்குனு சமாளிக்கிறவரா இருந்தா என்ன செய்வாரு? அப்படிதானே, "நா என்ன அந்த பூவ சாமிகிட்ட வாங்கி குடுத்தேனா, சாமிகிட்டேருந்து வந்த பூ உனக்கு இன்னு சக்தியா இருக்கும்ல, நம்ம 2 பேரும் சந்தோஷமா தா ஒரு சாமி பார்த்துக்கிறோம்ல." அப்டின்னு ஒரு சமாளிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அது ஒரு அந்த இடத்தில ஒரு கருத்து வேறுபாடே வராது. சமாளிக்கிறது தானே. எதிர்பார்ப்புகள வந்து நம்ம சமாளிக்கணும் அவ்வளோதான். இத வந்து "நீ இப்படிலாம் நினச்சா ஒண்ணு பண்ண முடியாது போ." அப்படின்னு சொல்லிட்டார்னா. அந்த இடத்துல ஒரு கருத்து வேறுபாடே வந்துரும்.
ம். ம். <laughs> ம் ம். ம். ம். ம் நிச்சயமா. ஆனா ஒரு சின்ன பூவுக்கு கருத்து வேறுபாடு வருது. இப்போ உங்களோடைய குடும்பம் நீங்க படிக்கிறப்போ, உங்களுக்குனு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பார்ப்பு வைச்சிருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில இந்த மாரி வரணும், பெரிய ஆளா வரணும் சொல்லிட்டு. ஆனா திருமணம் ஆனதற்கு அப்புறமா அது உங்களுக்கு வந்து நிறைவேருச்சா? அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கா?
ஆமா. இது யார் யாருக்குள்ள கருத்து வேறுபாடுன்னு கேட்கறீங்க? எங்கப்பா அம்மாவுக்கா.
அப்ப இல்ல குடும்பம் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய கேரியர் ஐ வந்துட்டு நீங்க தொடர்தற்கு உங்களுடைய வீட்டில, உங்களுடைய கணவர், அவங்க வீட்டில இருக்கிறவங்களுடையது. அப்புறம் அந்த சூழல் வந்துட்டு அது சரியா இருந்துச்சா உங்களுக்கு?
இல்ல. அதாவது இது வந்து இந்த எதிர்பார்ப்புங்கிறது வந்து நம்மளுடைய வேலை, அதாவது அவர் வந்து என்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால "நீ வந்து வேல பார்க்கணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்புன்னு" இருந்தா, நான் கண்டிப்பா வந்து அந்த விஷயத்தில நான் வந்து சொல்லலாம். இல்லயா! இப்ப இது வந்து குடும்பம் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம் அப்பிடின்னா, இந்த வேலை வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது. "குடும்பத்த ஒழுங்கா பார்த்துக்கணும். எங்க மா எங்க அப்பாவ பார்த்துக்கணும், எங்க அம்மாவ பார்த்துக்கணும். நீ என்னைய பார்த்துக்கணும். எங்க வீட்ட பார்த்துக்கணும்." அதுதான் எல்லா கணவர்ங்களும் நினைப்பாங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க. "நீ வந்து வேல பார்க்கணும். நல்லா படிச்சிருக்க. ரெண்டு பேரும் வேல பார்த்தா தான் வந்து குடும்பத்த ஓட்ட முடியும்." அப்பிடின்னு ஒரு எதிர்பார்ப்பு நம்மட்ட சொல்லிட்டு வந்ததுக்கு அப்பறமா நான் வேலைக்கே போகல அப்பிடின்னா, அது ஒரு எதிர்பார்ப்பு வந்து அது கருத்து வேறுபாடா முடியும். இல்லயா!
ம். ம், ம். ஆமா. நிச்சயம். ம். ம், ம். ம். ஆமா, நிச்சயமா.
ம். அந்தமாரி ம்.
இப்ப ஆனா, உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் உங்கள நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்பிடின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி அப்போ நீங்க அத அ முழுமைப்படுத்தினீங்களா? நீங்க ஒரு நல்ல வேலைகளுக்கு போய் அவுங்கள நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, ஆ அத பத்தி சொல்ல முடியுங்களா?
ம். ஆ இல்லங்க. என் என்னுடைய சூழல் வந்து வேறமாரி. இது எப்பிடின்னா, அந்த காலத்தில எங்க அப்பா, அம்மா வந்து அ பெண் குழந்தைகள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால, நான் வந்து அத மீறி படிச்சேன். நான் வந்து என்ன பண்ணன்னா, அ என் அவுங்களுடைய எதிர்பார்ப்பு எப்பிடின்னா, அ "சீக்கிரமா சட்டு புட்டுன்னு இந்த பிள்ளைய கல்யாணத்த பண்ணி குடுத்துறணுப்பா! ஆ நம்மளோட கடமை முடிஞ்சிடுச்சிப்பா! ஏன்னா, பெண்கள் பெண் குழந்தைங்கள்லாம் பாதுகாப்பா வச்சுக்க முடியாதுப்பா," அப்பிடின்னு ஒரு அந்த காலத்தில ஒரு விஷயம் சொல்லும்போது நான் சொன்னேன். 'அ நான் கொஞ்சம் படிக்கணும்ப்பா! கொஞ்சம் படிச்சக்கு ஏத்தமாதரி இருந்தா தான் நான் படிச்ச மாப்பிள்ளையா என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்.' அப்பிடின்னு நான் சொன்னேன். இப்ப இது வந்து என்னோட எதிர்பார்ப்பு. இல்லயா! இப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு ம்.
ம். ம். ம், ம். ம், ம். ம், ம். ம். ஆமா, நிச்சயமா. ஆனா, இந்த எதிர்பார்ப்புகளுக்கு உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஆமா. எதிர்ப்பு வந்தது. எப்பிடி எதிர்பார்ப்பு வந்து எப்பிடி எதிர்பார்ப்பு வந்தன்னா எதிர்ப்பு வந்ததுன்னா, படிக்கிறதையே வந்து தடங்கலா பண்ணாங்க. அ நான் என்ன ஒரு சொன்னன்னா, 'நான் படிக்கிறேன்ப்பா. நான் படிக்கிற பாஸ் பண்ணிட்டே போற வரைக்கும் நான் படிப்பேன். அ எதில வந்து இதாகுதோ! நான் வந்து இருந்துக்கிறேன். அதுக்கப்பறம் நீங்க சட்டுன்னு நீங்க வந்து கல்யாணத்த பண்ணி வச்சுருங்க.' அவுங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அ "அப்பன்னே இவ நல்லா படிச்சுட்டே போயிட்டே இருந்தா, அவ பாட்டுக்கு கல்லூரி க இது வேல, கீழேன்னு போயிருவாளே! அப்பிடின்னு சொல்லிட்டு," படிக்கிறதுக்கு நிறைய இந்த டியூஷனுக்குலாம் போக விடல. அ எந்த ஒரு ப படிப்புக்கான வசதிகள் எதுவுமே செஞ்சு குடுக்கல. நானா படிச்சு, நானா வந்து அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அவுங்களுடைய இது என்னுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறிருச்சு. ஏன்னா பாஸ் பண்ணிக்கிட்டே போனா தான், ஏன் படிப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னாடி அது முழுவடையும் இல்லையா!
ம். ம். ஓ! ம். ம். ம். நிச்சயமா. அ
இப்ப அவுங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? பார்த்தீங்கன்னா படி எதாவது ஃபெயிலா போயிட்டேன்னா, கல்யாணத்த பண்ணி வைக்கன்னு சொன்னாங்க. அது முடியல. அப்ப நான் பாஸ் பண்ற வரைக்கும் என்னுடைய எதிர்ப்புன்னு போய்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கையில நல்ல வேலை கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் அவுங்களும் வந்து பார்த்தாங்கன்னா, ஒரு நல்ல மாப்பிள்ளை படித்த மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க.
ம், ம். ம். ம், ம். ஆனா, உங்களுக்கின்ட்டு கனவுகள் இருந்திருக்கும் இல்ல. என்னதான் நம்ம ப படிச்சிருக்கோம். ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். அது அப்புறமா திருமணத்துக்கு அப்பறமா நான் எதனா ஒண்ணு புதிதா தொடங்கணும். எனக்கான ஒரு அடையாளத்த நான் வந்துவிட்டு ஏற்படுத்திக்கணும் அப்பிடின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பன்னா எழுந்திருக்கா?
ஆமா. ஆ, அதெல்லாம் அது க அது வந்து நடக்கதானங்க செய்யும். இப்ப வந்து குடும்பத்தை கேரியர் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, குடும்பத்த நம்ம எப்பிடி மேனேஜ் பண்ணிட்டு போறது அதுதான. அ இப்ப வேலைங்கிறது வந்து அடுத்த விஷயம். வேலைங்கிறது எப்ப வரும் நம்ம தெரியுமா? ஆ அவரோட சம்பாத்தியம் பத்தாம, குழந்தைகள்லாம் பெரிய பசங்களா வந்ததுக்கு அப்பறமா, அ அதுக்கப்பறம் ஒரு முடிவு எடுப்போம். அ சரி நானும் சம்பாதிச்சா நல்லாயிருக்குமே! ஏன்னா, ஒரு வ ஒரு வயசு வரை குழந்தைங்கள எல்லாம் நம்ம வளர்த்து எடுத்துட்றோம். அ அப்ப வந் வளத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வேலைய நம்ம தேடுவோம் அப்பிடின்னா, அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்பிடி எதிர்பார்ப்பு இருக்கும்? நம்ம குழந்தைங்களே கேட்பாங்க. எல்லாரும் அதில கார்ல எல்லாம் வராங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வண்டி வச்சுருக்காங்க. அ நானும் வண்டில போகணும். அ அந்த பசங்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்போது, பணத் தேவைகளும் அதிகமா இருக்கும். தேவைப்படுமா! இல்லயா!
ம். ம். நிச்சயமா. ம், ம். ம். நிச்சயமா. ம். நிச்சயமா தேவைப்படும். நிச்சயமா.
ஆமா. அப்ப அந்த நேரத்தில அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும்போது, நம்ம வேலைகள பார்த்து சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடக்கும். அப்பிடிதான் எனக்கும் நடந்துச்சு. இப்ப என் பசங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. ஒரு, ஒரு காலத்து கட்டத்துக்கு அப்பறமா தோழிகள் தோழி, தோழர் வீட்டுக்குப் போறான். அந்த நண்பர் வந்து டேப் வச்சிருக்கான். அம்மா! அவுங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? பண வசதி இல்லயின்னா என்ன பண்ண முடியும்? அப்ப சரி. அப்ப இனிமே குழந்தைங்களோட தேவைகள் வந்து படிப்பு தேவைகளும் நிறைய அதிகமாகி விட்டதுனால, நான் யோசிக்க தான் செய்வேன். சரி நான் வேலைக்கு போகலாம். ஏன்னா, நான் படிச்சிருக்கேன். அ அதுக்காக தான நம்ம படிக்கிறோம். குடும்பத்த வந்து ஒரு காலம் ஒரு நேரம் வரும்போது நம்ம கை பிடிச்சு நம்ம மேல தூக்கி விடுறதுக்கு நம்மளுடைய சம்பாத்தியம் தேவையா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நானும் படிக்கிறேன். அப்ப அந்த படிப்பு விஷயம், அந்த வேலை விஷயத்த நான் அப்ப நான் கையில எடுக்கிறமாரி இருக்கும். அப்ப என்னோட வேலையும் ஒரு எதிர்பார்ப்புகள வந்து சமாளிக்கக்கூடிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன்.
ம், ம். ம், ம். ம், ம். ம், ம். ம், ம் ஆமா. நிச்சயமா. இப்போ ஆ இப்ப இந்த காலகட்டத்துல வந்துட்டு நெறைய பேரு வந்துட்டு, பெண்கள் எல்லாம் வேலைகளுக்குப் போறாங்க. ஆ இப்போ உங்களோட குழந்தைகள் வந்துட்டு இப்ப பள்ளிகளுக்கு போறப்ப, அங்க வந்துட்டு அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் வேலைகளுக்கு போவாங்க. ஆ அத பாத்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்டது உண்டா? அம்மா நீ என்னம்மா பண்ற? அவங்களான் வந்துட்டு வேலைகளுக்கு போறாங்க. நீங்க என்ன வீட்ல இருக்கீங்க? அந்த மாரி எதனா கேட்டது உண்டா?
கண்டிப்பா. நான் என்ன சொல்லி புரிய வப்பேன்! நான் வேலைக்கு போனா, உனக்கு பாடம் சொல்லி குடுக்குறது யாரு? உன்னைய கொண்டு போய் டியூஷன்ல கொண்டு போய் உடுறது யாரு? ஆ அதுக்கு ஒரு வேலையாள் வச்சா அதெல்லாம் நடக்குமா? நான் கவனிக்குற மாரி உன்ன யாரும் கவனிக்க முடியுமா? அப்புடிதான் நான் கேட்பேன். ஏன்னா, கொழந்தைங்க இல்லையா? ஒரு வயசு வரையும் அவங்கள வளர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. ஆ நம்மள் நம்ம வேலைக்குள்ள படிப்பு தான் படிச்சுருருக்கோம். ஆனா அந்த வேலைய வந்து, நம்ம அந்த டயத்துல இந்த பாழ் இந்த புள்ளைங்களோட விஷயத்த ஏன்னா நம்ம இப்ப வேலைக்கே போய்ட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. இவய்ங்க 4 மணிக்கு, 5 மணிக்கு சீக்கிரமாவே வந்துருவாங்க. எங்கே இருப்பாங்க? கிரவுண்ட்ல விளையாடுவான்ங்க. இந்த கிரவுண்ட் உட்டு இன்னொரு கிரவுண்டுக்கு போவாங்க. அந்த பலம் பல ஒரு நண்பர்களோடு சேரும்போது, எந்த நட்பு நல்ல நட்புன்னு நமக்கு தெரியாது. எதையாவது கத்துக்கிட்டு வந்து நிப்பாங்க. இல்லையா? அப்ப ஒருத்தர் சம்பாதிக்கணும், ஒருத்தர் கு குடும்பத்த கவனிக்கணும். அப்ப இந்த குடும்ப கேரியர்ங்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து, யாராச்சும் ஒருத்தர் பாத்து குடும்பத்த தாங்கி நிக்கணும்.
ம். ம். ம். ம். நிச்சயமா. நிச்சயமா. ஆமா கட்ட. ம். நிச்சயமா. ஆ உங்களுடைய ஒரு ஒரு உங்களுடைய இந்த கருத்தே வந்துட்டு ரொம்ப ஆழமானதா இருக்கு. நீங்க எப்டி சின்ன வயசுல வந்துட்டு, உங்களுடைய படிப்புக்காக மிகவும் ரொம்ப போராடி, உங்க பெற்றோர்கள்க கிட்ட கேட்டு, அதன் வழியா நீங்க வந்துட்டு நான் படிக்கணும், நான் வந்துட்டு அ சுயமா நிக்கணும் அப்டின்றத வந்துட்டு, அந்த ஒரு எண்ணம் அப்போதைய வயதிற்கு ஏற்றப்போ பெற்றோரீடம் கேட்டு நீங்க படிச்சு, அதற்கு அப்பறம் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு குடும்பம் அப்டின் குழந்தைகள் அப்டின்றப்போ, அந்த குழந்தைகளுக்காக வந்துட்டு, இது தான் வந்துட்டு என்னுடைய வந்துட்டு கேரியர் அப்டின் சொல்லிட்டு, அந்த குழந்தைகளுக்காக வந்து நீங்க இருக்கிறது, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொண்ணுமே வந்துட்டு ரொம்ப சிறப்பாவும், ம் கேட்க ரொம்ப இனிமையாவும் இருந்துச்சு. ஆ உங்களுடைய கதிர் கருத்துகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி.
மிக்க நன்றிங்க.